நம்மளோட அன்றாட வாழ்க்கையில, நம்மளோட பழக்கவழக்கம் நிறைய விஷயம் மாறிக்கிட்டே இருக்கு. ஆ உணவே மருந்தாகும் முறை எல்லாம் அப்டியே மாறி, மாறி. இந்த உணவே மருந்தாகும் முறைய உட்டுட்டு, மருத்துவ உணவே மருந்தாகும் முறைங்கிற மாரி இருக்கு. என்னனா, டேப்லெட்ஸ் வந்து அவ்ளோ சாப்பட்றாங்க மக்கள். என்னானா, சாப்பாட்டுக்கு முன் இவ்ளோ சாப்பட்ணும். சாப்பாட்டுக்கு பின் இவ்ளோ சாப்பட்னும் அப்டிங்குறாங்க. ரொம்ப அத பார்த்தாலே ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. இந்த மாரி இந்த மாரி ஏதாச்சு உங்களுடைய உ இதுல அனுபவம் ஏதா இருக்குதுங்களா, உங்க வாழ்க்கையில?
ம்ஹ்ம். ஆமாங்க. ஆ. கண்டிப்பா இருக்குங்க. நாங்க வந்து மன அழுத்தம் இருக்கும்போது, நான் என்னென்ன பண்ணுவோம் அப்டின்னு நான் சொல்றேங்க. அ. அதாவது சில பேத்துக்கு வந்து மன அழுத்தம் இருக்கும்போது. ஆ வெளில போலாம். கொஞ்சம் ரிலாக்ஸிங்கா வெளில போயிட்டு வரலாம். அ. கொஞ்சம் அந்த இயற்கை காத்து வரும்போது, கொஞ்சம் அ வித்தியாசமா இருக்கும் அப்டிங்கிற மாரிதான் சொல்லுவாங்க. எங்களுக்கும் அந்த மாரி தான் இருக்குங்க. ஆனா, நாங்க வீட்லேயே சில விஷயங்கள் பண்ணுவோம். நான் அத பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறங்க.
நிச்சயமா. சொல்லுங்க. நிச்சயமா. கண்டிப்பா. கண்டிப்பா. சொல்லுங்க.
ஆ. அதாவது மன அழுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ பொதுவா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலுவலகத்திலருந்து தான் வரும். <chuckles> ஆ. நான் அலுவலகத்திலருந்து மன அழுத்தத்தோட வீட்டுக்கு வரேன் அப்டிங்கும்போது. அ என்னோட கணவரும், என்னோட பிள்ளையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோன தெரிஞ்சுக்குவாங்க ."சரி அம்மா வந்துட்டு <chuckles> இன்னைக்கு கொஞ்சம் அம்மாவா இல்ல." <laughs> அப்டின்னு பார்த்தோனே தெரிஞ்சுக்குவாங்க. அ ஏனா, நம்ம வீட்டுக்குள்ள வரும்போதே வந்து பார்த்தீங்க அப்டின்னா செப்பல் ஒரு பக்கம் பறக்கும். <laughs> ஒரு பக்கம் உள்ள வந்தோன பார்த்தீங்கன்னா லேப்டாப் பேக் ஒரு பக்கம் பறக்கும். அப்டிங்கும் போது ஏனா, வேற வழி இல்லங்க. நம்ப அந்த அழுத்தத்த கொண்டு போய் எங்க தள்றது சொல்லுங்க. அப்டிங்கும் போது அந்த
சரிங்க. சரிங்க. சரிங்க. கண்டிப்பா. ஆனா, இப்போ நீங்க நீங்க சொல்ற பிரகாரம் மன அழுத்தத்த நீங்க வந்து வேலை செய்ற இடத்துல இருந்து அப்டியே நீங்க கொண்டு வீட்டுக்கு வரைக்கும் கொண்டு வந்துட்றீங்களா? அப்டியே கொண்டு வந்துட்றீங்களா?
இல்லங்க அதாவது எப்பவுமே கிடையாது, எப்பயாவது ஒரு வாட்டி ரொம்ப கிளம்புற நேரத்துல ஏதாவது ஒரு டென்ஷன் வரும் பாருங்க, அந்த டென்ஷன வந்துட்டு நம்ப ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. நம்ம என் நானும் அப்டித்தான் அதாவது வீட்டுலருந்து கிளம்பும்போது வீட்டு விஷயத்த விட்ருவேன், அலுவலதுலருந்து வரும்போது அலுவலத்து விஷயத்த விட்ருவேன். அப்டின்னு தான் நானும் அந்த பப் பிரின்சிபல் தான் நானும் ஃபாலோ பண்றேன். ஆனா எப்பயாவது ஒரு வாட்டி நம்மளும் மனித பிறவி தானே? அந்த அழுத்தத்த வந்தது கொண்டு வரவு வேண்டிய சூழ்நிலைய கொண்டு வந்துருவோம். அப்போ என்ன ஆகும் அப்டின்னா, ஆ என்னுடைய கணவர் வந்து பாத்தொனே புரிஞ்சு பாருங்க. அவரு எனக்கு முன்னாடியே டியூட்டி முடிச்சுட்டு வந்துருவாரு. ஏன்னா அவரு கவர்ன்மென்ட்ல இருக்குறனாடிக்கும் கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சுருவாரு. அப்டிங்கும் போது நம்ம பாத்தொனே அவர் வந்து புரிஞ்சுக்குவாரு. அப்போ அவர் என்ன பண்ணுவாரு? நீட்டா போய் சூப்பரான ஒரு காஃபி போட்டு வருவாருங்க. <chuckles> அந்த காஃபி கொண்டு வந்து குடுத்தாரு அப்டின்னா, ஆ பர்ஸ்ட் இந்த காஃபி தாங்க எனக்கு ஒரு பெரிய மெடிசின் உண்மயாவே. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு காஃபி குடிச்சன்னா எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸிங்கா இருக்கும்ங்க. ஆ அப்போ அந்த காஃபி குடிக்கும்போது கொஞ்சம் எனக்கு எதுவுமே பே எதுவுமே கேட்க மாட்டாங்க, எதுவுமே பேச மாட்டாங்க. அப்டியே போவாங்க. ஒரு காஃபிய போட்டு கொண்டு வந்து கு டுப்பாங்க. இந்தப்பா குடிப்பாம்பாங்க. சரினு ஒரு காஃபிய குடிப்பேன். குடிச்சதுக்கப்புறம் தான் வந்து, என்ன ஆச்சு? ஏதாச்சுனு கேட்பாங்க. நான் சொல்ற நெலமைல இருந்தா நான் சொல்லுவன். இல்லப்பா அப்புறம் பேசிக்கலாம்னா, சரிப்பா நீ போய் ரிப்ரெஷ் ஆகீட்டு வா, அப்டின்னு கொஞ்சம் நம் வீட்லையே பாத்திங்கன்னா சரியான சப்போர்டுங்க குழந்தையும், அப் கணவரும். அதுவே நமக்கு ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து மன அழுத்தத்த கொஞ்சம் குறைக்கும். ஏன்னா நான் வந்தொன்னே என்ன? ஏதுன்னு கேட்டாங்கன்னா, நானும் அந்த டென்ஷன்ல கத்துவேன், இல்ல எதாவது பேசினாங்கனா பிரச்சன ஆகும் இல்லையா? <chuckles> அப்போ வந்து நான் வந்து
கண்டிப்பாங்க. கண்டிப்பா. சரிங்க. நிச்சயமா. கண்டிப்பா. சரிங்க. சரிங்க. சரிங்க. அருமையான விஷயம். நிச்சயமா. கண்டிப்பா. கண்டிப்பா இதுல 1 பாராட்டக்குரிய விஷயம் என்னென்னா 2 பாராட்டக்குரிய விஷயம் என்னென்னா, 1 வந்து ஆ ஒரு சாதாரணமா எல்லா குடும்பத்துலயும், எல்லா வீட்லையும் சரி, இந்த கணவன்மார்கள் வந்து காஃபி போடுறதுக்கு என்ன, சுடுதண்ணி வெக்கக்கூட தெரியாதுன்னு சொல்வாங்க. சரிங்களா? அந்த விதத்துல நீங்க பெரும் அதிர்ஷ்டசாலி முதல்ல. அதுக்கப்புறம், அவங்க வந்து என்ன ஆச்சுப்பா? அப்டின்னு கேட்குறப்போ, நீங்க அப்புறம் பேசிக்கலாமேனு சொல்றப்போ, அவங்க உங்க வார்த்தைக்கு மதிச்சு, சரி உனக்குரிய ஸ்பேஸ் இது. நீ போய்ட்டு உன் வேலய பாத்துக்கோ. பொறுமையா நம்ம அப்புறம் பா அப்புறம் பேசலாமே சொன்னாங்கலையா, அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டுங்க. சொல்லுங்க.
ம், ம். ஆமாங்க. நன்றிங்க. அதுக்கப்புறம் அது பாத்தீங்க அப்டின்னா, அ மன அழுத்தம் இருக்கும்போது நம்ம வந்து என்ன செய்வோம் அப்டின்னா, நாங்க கொஞ்சம் டிஃபரண்டான குடும்பம்ங்க. <chuckles> நம்ம வந்துட்டு அ பிரியாணி செஞ்சுருவோங்க. குடும்பமா சேந்து பிரியாணி செஞ்சு சாப்டுவோம். ஆமாங்க அ ஆமாங்க, அது வந்து பாத்தீங்க அப்படின்னா, அ இந்த மன அழுத்தம் எங்கேந்து வந்ததுன்னா குடும்பத்தினார்லருந்து வரும், இப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமலாம் இருக்கோம், சனிக்கிழமை இருக்கோம் அப்படின்னா, நம்ம வெளியூர்ல இருக்கங்காட்டி, அங்கருந்து ஃபோன் வந்தா ஏதாவது ஒரு டென்ஷன் ஏதாவது பிரச்சன, இட பிரச்சன, எதாவது ஒண்ணு நம்மகிட்ட சொல்லி நம்மள டென்ஷன் பண்ணி மன அழுத்தத்துல கொண்டு போய் தள்ளிருவாங்க. என்னோட கணவரும் ஒரு மாரி ஆகிடுவாரு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, சரி வாங்கப்பா! ஏதாவது சமைச்சு சாப்பலாம் அப்டின்னா எங்க கை, ம பர்ஸ்டு வந்து பிரியாணி தான். என்னுடைய கணவர் வந்து சூப்பரா சமைப்பாருங்க. அவர் தான் பிரியாணி செய்வாரு உண்மய சொல்லப்போனா. ஆ, நான் நல்லா செய்வேன். ஆனா வந்து என்கிட்டருந்து கத்துக்கிட்டு அவர் வந்து நான் செய்றேன்பா, அவரு தான் இப்பலாம் சேஃப்பா மாறிட்டாரு அப்டிங்கும்போது சரின்னு நாங்க 3 பேருமே என் குழந்தையும் உட்காந்து பூண்டு தொளிச்சு கொடுப்பா, நான் வந்து வெங்காயம்லாம் கட் பண்ணுவேன், அவரு கறி கழுவுவாரு. <chuckles> எல்லாமே சேந்து நாங்க வந்து அந்த பிரியாணி செய்யும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா, மாடிக்கு போயிருவோங்க. மாடிக்கு போய்ட்டு நம்மகிட்ட அந்த ஒரு அடுப்பு இருக்கு, அந்த அடுப்ப எடுத்துட்டு போயி, அது ஒரு தனி சந்தோஷங்க உண்மயாவே நம்ப ட்ரை பண்ணி பாத்தா மன அழுத்தம்லாம் இல்ல என்கிட்டு இருக்குன்னே தெரியாது ஓடிப்போய்ரும். ஏன்னா அந்த அந்த ஒரு பரபரப்புல எடுத்துட்டு போறது, அந்த அடுப்ப எடுத்துட்டு போறது, <chuckles> அதுக்கு தேவையான சட்டி, ஆ இந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் மாடிக்கு கொண்டு போய் வச்சுட்டு, அங்க உக்காந்து பேசிட்டே கட் பண்ணிட்டு, அத வந்து சமைச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நா நா ஒரு அங்கேயே உக்காந்து நல்ல ஒரு கிளைமெட் இருந்துச்சுனா அங்கேயே உட்காந்து சாப்பிடுவோம், அ கொஞ்சம் மனசு விட்டு பேசுவோம் இது மாரிலாம் பண்ணும்போது பாத்தீங்க அப்டின்னா, கொஞ்சம் மன அழுத்தம் வந்து குறையுங்க.
கண்டிப் சரிங்க. அட்டகாசம்! அட்டகாசம்! சரிங்க. நிச்சயமா. நிச்சயமா. காசம் கண்டிப்பா. சரிங்க. சரிங்க. நிச்சயமா. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. நிச்சயமா. இது எனக்கு ஒரு ஒ ஒண்ணு ஞாபகம் வருது. ஒரு படத்தில வெண்ணிலா கபடி குழுன்னு ஒரு படம் வந்துச்சு. சரிங்களா? அதில வந்து ஒரு, ஒரு சீன்ல என்ன வரும்னா, இந்த மாரி வந்து இவங்கயெல்லாம் கபடி ஆட்றதுக்காக வந்து போவாணுங்க, ஒரு ஒரு விளம்பர பலகை பாத்துட்டு. விளம்பரத்தில என்ன போட்டிருக்கோம்னா, இந்த மாரி கபடி ஆட்டம். இந்த நாள்ல, இந்த நேரத்திலங்க மாரி போட்டிருந்திருக்கும். ஒருப் ஒருத்தன் பார்த்திருப்பான். ஆனா வந்து, அதில முன்பதிவு எ அவசியம் இங்கர மாரி போட்டிருக்கும் போல. இவங்க பதிஞ்சிருக்க மாட்டாங்க. அதனால இவங்களா வந்து கபடி ஆட்டத்தில சேர்த்துக்க மட்டாங்க. இப்போ என்ன பண்றது, அப்டின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதில வந்து இவரு பரோட்டா சூரி, வேன்ன பரோட்டா திங்கலாமா, பசிக்குதில, அப்டினுவாறு. ஆமா, ஆமா. அதில அவர் சொல்லுவார். வேணா பரோட்டா திங்கலாமா? பசிக்குதில. அப்டியென்பார். அப்ப அப்பதான் போயிட்டு, இந்த பரோட்டா திங்கிற காட்சியே வரும். அதில தான் வந்து 50 பரோட்டா சாப்பிடுவாரு அதனால தான் பரோட்டா சூரின்னு பெயரே வந்துச்சு அவருக்கு.
ம். ம். சரிங்க. ம். சரிங்க. ஒ! அதுக்கப்புறம் தான் அந்த சீன் வருமா? சரிங்க. ஆ. ஒ. <laughs> ஓ! நான் வந்து அந்த பரோட்டா சாப்டற சீன் மட்டும் தான் பார்த்திருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த சீன் பார்த்தது இல்லங்க. சிறப்பு, சிறப்பு. அவரு அவ் அவங்களும் நம்ம பாலிசி தான் பாலோ பண்ணியிருக்காங்க போல. ஆமாங்க.
கண்டிப்பாங்க. ம் சொல்லுங்க நீங்க. கண்டிப்பாங்க. க நமக்கு சோறு தான் முக்கியம் அப்டிங்கற பாலிசிங்க. <laughs> சொல்லுங்க, பிரியாணி கதைய கேட்கலாம். சொல்லுங்க. <laughs>
கண்டிப்பாங்க. <laughs> கண்டிப்பாங்க. அந்த மாரி வந்துட்டு ஆ அவ்வளோதானா அந்த பிரியாணி சமைச்சு உட்காந்து சாப்பிடுவாங்க. அது ஒரு கொஞ்சம் ரிலீஃப்பா இருக்கும், எங்களுக்கு. ஆனா எங்க பக்கத்திலயெல்லாம், பக்கத்து வீட்ல எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. அதாவது, மனசு கஷ்டமா இருக்கும்போது பிரியாணி சமைச்சு சாப்பிடுற ஒரே குடும்பம் நீங்க தான் அப்டின்பாங்க. நான் சொல்லுவேன், "அக்கா நீங்க கூட ட்ரை பண்ணி பாருங்க அக்கா, அ நிஜமா தான் சொல்றேன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்டின்னு நான் சொல்லுவேன்." அந்த அக்கா வந்துட்டு, நான் சமைக்கலாம் மாட்டேன்டி நான் ஆர்டர் பண்ணி வேணா சாப்பிட்டுவேன். ஓ! நீங்க, அப்ப நீங்களும் எங்க கேஸ் தான். ஆனா நீங்க கொஞ்சம் டீசென்ட்டா ஆர்டர் பண்ணி சாப்பிடுறீங்க. நாங்க சமைச்சு, ஊருக்கு தெரிகிற மாரி இருக்கு சாப்பிடுறோம் அப்டின்னு சொல்லிடிருப்போம். ஆ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கனாங்க, ஆ ஒரு சில நேரம் வந்துட்டு நமக்கு எனக்கு வந்து ஒரு சில நேரம் எப்டினாங்க, ஏன் இப்படி இருக்கேன்னே தெரியாம ஒரு நேரம் அழுத்தமா இருப்பேங்க, மன அழுத்தமா இருப்பேன். அது எனக்கு மட்டும் தான் இப்டியான்னு எனக்கு தெரியாது. நல்லாதான் இருப்போம். திடீருன்னு பார்த்தீங்கனா மனசு ஒரு மாரி சரியில்லாத மாரி இருக்குங்க. எ ஏ காரணமே இல்லாத மாரி இருக்கும்
கண்டிப்பா. கண்டிப்பா. சரிங்க. நிச்சயமாங்க. கண்டிப்பா. நிச்சயமாங்க. சரிங்க. அது, உங்களுக்குனா அது உங்களுக்கு நடக்கிறது வந்து ஒரு வேலை இருக்கிற நாட்கள்லயா? இல்லாட்டி ஒரு வீக்கெண்டு, ஒரு வார இறுதியில அந்த மாரியா உங்களுக்கு,
அம் எனக்கு அது கரெக்டா சொல்லத் தெரியல்லங்க. <chuckles> ஆனா, பாத்தீங்க அ திடீர்னு பா ம்.
எதும் சொல்ல முடியாதுங்களா? சரி ஓகே, இருக்கட்டும். ஒண்ணும் இல்ல. என்னனா என்னனா வந்து அது அது ஒரு சில மன அழுத்தம் சில பேருக்கு ஏன் வரும் அப்டீன்னா, 2 விதமான விஷயத்துல வரும். என்னனா, ரொம்ப நேரம் நீங்க ஒரே இடத்துல இருக்கிறீங்க. வெளியே போகாம அப்டீங்குற பட்சத்துல அது நடக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா? அடுப்ப தூக்கிட்டு நாங்க மேல போயிருவோம். திறந்த வெளியில சமைப்போம்னுட்டு. நீங்க அதே மாரி அடுப்பு இல்லாம, சமைக்குறது இல்லாம சும்மா நீங்க காஃபி சொன்னீங்க பாத்தீங்களா? உங்க கணவர் காஃபி கொண்டு வந்து குடுப்பாருனுட்டு. அந்த காஃபியையும் உங்க கணவரையும், உங்க பொண்ணையும் கூப்பிட்டு பொண்ண பையன கூப்பிட்டு நீங்க அந்த இடத்துக்கு திறந்தவெளிக்கு போயிட்டு, இதே உரையாள நடத்துங்க. உங்களுக்கு அந்த மன அழுத்தம் எல்லாம் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு.
ம். ஆமாங்க. ஆமாங்க. ஆ. ஆ. ஆ அதான் அதான் சொல்ல வந்தேங்க. அது வந்துட்டு ஆமாங்க <laughs> அதாவது காரணமே இல்லாம நான் ஒரு மாதிரி ஆயிருவேங்க. அப்ப நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, என்னோட கணவர் வந்து வெளில இருந்துட்டாருன்னா, என்னோட பொண்ணுகிட்ட போய் உட்காந்துருவேங்க. அ பொண்ணுகிட்ட போய் உட்காந்து கொஞ்ச நேரம் அவ கூட வந்து என்ன பண்றப்பா? என்ன படிக்குறே? அப்டீன்னு கேட்கும்போது, "அம்மா நான் இத படிக்குறேனா" அவளுக்கு கொஞ்ச நேரம் சொல்லி குடுப்பேன். அதுக்கப்புறம் 'சரி, வாடா நம்ப மாடிக்கு போலாம். அம்மாவுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, நீ வா நம்ப அப்பா வந்த உடனே நான் கால் பண்ணிட்டு மாடிக்கு வர சொல்லலாம். நீ மாடிக்கு வான்னு.' அவ கூட வந்துட்டு, அந்த ஒரு அ இது இருக்குங்க. அவ வந்துட்டு அந்த ஷெட்யூல் காக் விளையாடுவாங்க. அத வந்து தூக்கிட்டு நாங்க மாடிக்கு போயிடுவோம். <chuckles> மாடிக்கு போயிட்டு நானும், பாப்பாவும் வந்துட்டு விளையாடிட்டு இருப்போங்க. அப்ப கணவர் வந்துட்டாருன்னு அப்டீன்னா 'மாடிக்கு வாங்கன்னு' சொன்னா மாடிக்கு போய் நின்னுட்டு, அ அவர் கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா, இந்த ஷெட்யூல் காக் விளையாடிட்டு பாப்பா கூட கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஸ்பென்ட் பண்ணுவோங்க. நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்தே வந்து அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஏன்னா, அ தெரியலங்க. அந்த குழந்தை கூட பேசும்போது நம்பளோட பிரச்சனைலாம் மறந்து அவ கூட அவள மாதிரி நாங்க ஆயிடுவோம். <chuckles> அவ என்ன பேசுறா? அவ எந்த மாதிரி விளையாடுறா? இது மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஃபீல் இருக்குங்க. உங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் <laughs> இருக்கானு எனக்கு தெரியல்ல.
அப்படிங்களா? ஓ! சொல்லுங்க. அப்படிங்களா? சரிங்க. சரிங்க. சரிங்க. கண்டிப்பா. கண்டிப்பா. நல்லது. கண்டிப்பா. நிச்சயமா. நிச்சயமா. கண்டிப்பா. இல்ல கண்டிப்பா உண்டு. என்னென்னா, குழந்தைகளோட விளையாடுறப்போ, ஒரு இலக்கணம் இருக்கு. என்னன்னா, குழந்தைங்க குழந்தைங்களோட தான் விளையாடும். அப்ப குழந்த குழந்தைக்கு எப்டி தெரியும்? குழந்தைங்களோட விளையாடணும் அப்டின்னா மத்தவங்களோட விளையாடாதான்னு கேட்கலாம். அப்போ அதுங்களுக்கு வந்து ஒரு சில ஒரு சில மழலைகளோட மொழிகள் இருக்கு இல்லயா! அதே மாரி பேசணும். அதுக்கு அப்பறம் அதேமாரி நம்ம சைகைகள் செய்ணும். அதேமாரி ஒ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அவுங்களோட உயரத்துக்கு நம்ம போயிரணும். நம்ம குனிஞ்சு கீழ வந்து அப்டியே குனிஞ்சிக்கணும். அவுங்க ஐ டூ ஐ அப்டி பேசணும். அவுங்க மேல நோக்கியோ! இல்ல நீங்க கீழ் நோக்கியோ! பார்த்து பேசுன பேசி விளையாட்றது வந்து அவ்வளவா வந்து அவுங்களுக்கு பொருந்தாது.
ஆமாங்க. ம். ஆ ம்.
சரிங்களா! அது ஒரு நல்ல ஒரு நல்ல யுக்திங்க. ரொம்ப நல்லா ஒரு அறிவுரை அது. இன்னொரு விஷயம் கூட வந்து நான் மன அழுத்தமா இருக்கும்போது நான் என்ன பண்ணுவன்னா, வீட்ட சுத்தி வந்து சின்ன சின்ன அ பூ பூத்தொட்டிகள் நாங்க வச்சிருப்போம். பூத்தொட்டிகள்னா, சும்மா செடிகள், செடிகள் பூ வராது. சும்மா செடிகள் இது எதுக்கு வளர்றோன்னே தெரியாத சில செடிகள்லாம் வளரும் <chuckles> அதில எதும் இருக்காது காயும் வராது. பழமும் வராது. ஒண்ணும் வராது. என்ன பண்ணுவேன்னா, வந்து கொஞ்சம் கொத்தி வுடுவேன், தண்ணி ஊத்துவேன். அ பழுதான அந்த இலைகள வந்து நான் பிச்சு போடுவேன். அந்தமாரிலாம் பண்ணுவேன். கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸிங்கா இருக்கும். ம இந்த மன அழுத்தம் கொஞ்சம் குறையிற மாரியா இருக்கும்.
ஆமாங்க. சரிங்க. அ, சரிங்க <exhales> ஆ நான் கூட வந்து பாத்தீங்க அப்பிடீன்னா, ஒரு செடி ஒண்ணு இருக்குங்க. அதுல பூ ஒண்ணு இருக்கு. அ மல்லிகை பூ மாரியே பாத்தீங்கன்னா, வாசம் உள்ள பூ அது. அ கொஞ்சம் மாலை நேரத்துல ஒரு மாரி, ஒரு 6 மணி போல வந்து பாத்தீங்கன்னா, நான் அப்பிடியே ஒரு குட்டியா ஒரு பௌல் எடுத்துட்டு, நான் போய் <chuckles> அந்த பூவ பறிச்சுட்டு வருவேன். எனக்கு அதுவுமே பாத்தீங்கன்னா, கொஞ்சம் மனம் அழுத்தம், கொஞ்சம் நேரம் அமைதியா இருக்க மாரி இருக்குங்க. எதுவுமே பேசாம, நம்ப, அந்த செடி, அந்த பூ. <chuckles> அந்த பூவ பறிக்கும்போது நம்ம அந்த செடிலருந்து, நம்ம அந்த பூவ வந்து நம்ம நம்மகிட்ட பறிச்சுக்கிறோம். <chuckles> அப்பிடீன்னு ஒரு பீலிங்ல, அ இந்த 3 பேருக்குள்ள தான் இந்த இன்ட்ராக்ஷன் இருக்க மாரி. நான் அத போய் இந்த பூவெல்லாம் பறிச்சுட்டு வருவேன். கொஞ்சம் வந்து வீட்டு மேலேருந்து பறிக்க முடியும். இல்ல மாடிக்கு போய் தான் ம மிச்சப் பூவை பறிக்க முடியும். அப்ப இங்க முடிச்சுட்டு, அப்பிடியே மெதுவா நடந்து, மாடிப்படி போயி, அந்த பூக்கள பறிச்சுட்டு, அப்பிடியே கீழ வந்து, நூல்கண்டு எடுத்துட்டு வந்து, அந்த பூவ வந்து கட்டி, கொஞ்சம் தலைக்கு, கொஞ்சம் சாமிக்கு எடுத்து வச்சுருவேன். இதுவுமே பாத்தீங்க அப்பிடீன்னா கொஞ்சம் ஒரு மாரி அந்த நான் சொன்னேன் பாத்தீங்களா, காரணமே இல்லாத நேரத்துல ஒரு மாரி இருப்போம். <chuckles> அந்த மாரி நேரத்துலலாம், இதெல்லாம் எனக்கு ரொம்ப உதவிருக்குங்க. அந்த மாதிரி வேலைகளும் நான் செய்வேன். ஆனா, நீங்க சொன்ன மாரி, எனக்கும் இந்த செடிகள் மேலலாம் ஆசை. ஆனா, நம்ம வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் குடியிருப்புல இருக்கிறதுனால, நம்மளால அதை சரி பண்ண முடியல. சொந்த வீட்டுல பாத்தீங்கன்னா, இது மாரி வீட்டு செடி நெறைய வைப்பேன். ஆ அது கூட இல்ல, நான் வந்து இந்த கோவிட் டைம்லலாம் எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க. <chuckles>
சொல்லுங்க. கண்டிப்பா. சரிங்க. சரிங்க. நிச்சயமா. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. நிச்சயமா. ஆமா. கண்டிப்பா. நிச்சயமாங்க. கண்டிப்பா. கண்டிப்பா. இத நீங்க ஆ பூ பறிப்பீங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அது ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் நானு. என்னன்னா, ஒரு 5 நிமிஷம் ஒரு இடத்துல நிக்கிறீங்கன்னா, <tsk> உங்களுக்கு அந்த அளவுக்கு கனெக்ட் தெரியாது, தோணாது. இந்த 5 நிமிஷம் தாண்டி, 10 நிமிஷம் நிற்கும்போது, இது உங்களுக்கு நடந்திருக்கா இல்லையான்னு தெரியலை. நீங்க பேச ஆரம்பிப்பீங்க, அந்த மரத்தோட. ஆ "இத நான் பறிச்சுக்கிறேன். தூரமா இருக்கு. கொஞ்சம் கீழ வளர்ந்திருக்கலாம்ல. ஏன் இப்பிடி மொட்டு ஆன? ம ஏன் இப்பிடி வளர்ந்த? மொட்டா இருந்திருக்கலாம்ல. அடுத்து நான் வந்து பூக்கு நான் கட்டிருப்பேன்ல" ஆ குப் <chuckles> அந்த மாரி சில விஷயங்கள் நடக்கும். அ சொல்லுங்க.
ஆமாங்க. ஆ. ஆ நான் பேசிருக்கேங்க. <chuckles> நான் அதான் சொன்னேன். "நான் உன்ன நான் பறிக்கப் போறேன்" அப்பிடீன்னு சொன்னேன்ல. அது மாரி வந்துட்டு, "நான் இப்போ உன்ன பறிச்சிருவேன் பாரு" அப்பிடீன்னு சொல்லுவேன். அப்புறம் வந்து "ஓ! நீ மொத் மொத்தமா இருக்கீங்களா? இரு உன்ன மொத்தமா பறிக்கிறேன்" அப்டீன்னு மொத்தமா பறிப்பேன். அதெல்லாம் நான் பண்ணிருக்கேன்.
கண்டிப்பா. சரி, ஆமாங்க. கரெக்ட். கண்டிப்பா, ஆமா. அது என்னென்னா ஒரு இடத்துல நீங்க கொஞ்ச நேரத்துக்கு மேல எக்ஸ்ட்ராவா இருக்கும்போது, அது ஆட்டோமேட்டிக்கா அதோட நீங்க வந்து ஜெல் ஆகிருறீங்க. அதோட நீங்க வந்து ஒரு பாண்டிங் வந்துட்டு ஆகிருது. அது வந்து உங்கள பேசிஃபிக் பண்ணுது. உங்ககிட்ட சொல்லுது, "என்கிட்டே பேசு" அப்பிடீன்னு சொல்லி சொல்லுது. இல்லைங்களா?
ஆமா. <chuckles> ம்.
ரொம்ப நல்ல கருத்துகளுங்க. ரொம்ப நல்ல விஷயங்கள், நீங்க நிறைய பகிர்ந்துகிட்டீங்க. மன அழுத்தம் வரும்போது, அத எப்பிடி வந்து நாமலே வந்து, எந்த ஒரு மருத்துவமனைக்கும் போகாம, நாமலே வீட்ல எப்படி நம்மளே வந்து நம்மை காத்துக்கிறது. நமக்கு நாமே திட்டம். அப்பிடீங்கிறத வந்து நீங்க எப்படி வந்து செயல்படுத்துறதுனு ரொம்ப நல்ல அழகா சொன்னீங்க. உங்களுடன் பேசிறது மிகவும் நன்றி மகிழ்ச்சிங்க. நன்றிங்க.
நன்றிங்க.